காஃபி அடிக்ஷன் உங்களுக்கு உண்டு அப்பனாக்கா இல்லியா?
அ மத்த நேரங்கள்ல இப்ப வீட்ல சும்மா இருக்கிற நேரம் பெருசா நெனைக்க மாட்டேன். காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு அவ்வளவுதான். ஆனா ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படிங்கிறப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு செய்யலாம் அப்படின்னு தோணும் இப்போ கூட எனக்கு வந்துட்டு
ஆ. அஹ. அஹ. அது ஒரு உந் உந்துதலா இருக்கு உங்களுக்கு.
ஆமா. இப்போ 11 1/2 ஆகுது. ஆனா எனக்கு இப்போ ஒரு காஃபி குடிக்கணுன்று இருக்கு. அப்பதான் நான் வந்து ப்ரிஸ்கா என்னோட அடுத்த அடுத்த வேலைகள வந்து நான் பார்ப்பேன் அப்படின்று இருக்கு. ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
புரியுதுங்க. மனது சுறுசுறுப்பாருக்கிறது வந்து ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு அந்த மாரி காஃபி குடிச்சா வந்து உங்களுக்கு மனது வந்து சுறுசுறுப்பாருக்கிற மாரி ஒரு அ பீலிங் கரெக்ட்ங்களா? உணர்வு.
ஆமாமா. ஆ சரியா சொன்னீங்க எனக்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இப்போ நானே இப்போ எனக்கு என்ன தயக்கம்னா, இப்பயே வந்து 11 1/2 ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்னும் ஒரு மணி நேரம், 1 1/2 மணி நேரம் முழிச்சிருந்து என்னோட வேலைகள முடிக்கிறேன்னே வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு டக்குனு தூக்கம் வராது அந்த கேஃபேயின் வந்துட்டு ஓடிகிட்டே இருக்கும்.
ம்ஹ்ம். ஆமாங்க. ம். ஆமாங்க கஃபைன் இருகறதுனால தூக்கம் வராது. காஃபில கஃபைன்ற ஒரு மூலப்பொருள் இருக்கிறதனால தூக்கம் வராது.
அதனால தான் நான் வந்துட்டு ஆமா.
அது ஆனா அது வந்து உண்மைய சொல்லனனுன்னா, அது காஃபி வந்து மன அழுத்தத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மருந்தா தான் வந்து சொல்றாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதில கெடுதல்களும் சொல்றாங்க. நீங்க அப்டி இருக்கற பட்சத்தில இந்த மனத மன அழுத்தத்துக்கு காஃபி உங்களுக்கு வந்து எப்டி நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா?
கீழயே இருக்குங்க.